பொதுவா நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி போறோம் அப்டின்னா, நம்மளோட லக்கேஜஸ் வந்து நம்ம ரொம்ப பத்திரமா வச்சுப்போம்னு நினைப்போம். அ ஒரு நேரம் நான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்கவே மாட்டேன். ஏன்னா, என் கைல இருந்து யாராவது புடுங்கிட்டு போயிருவாங்களோ மெயின்னா, இந்த ஹேண்ட் பேக்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கிற மாரி சிட்யுவேஷன் இருக்கும். இல்ல நம்ம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபாரின் போறோம், இல்ல வெளியூருக்கு போறோம். அந்த மாரி சூழ்நிலையில ஏர்போர்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் போகும்போது கூட நம்ம லக்கேஜில பார்த்தீங்கன்னா ரொம்ப அது ஒரு ரொம்ப பொறுப்பா பார்த்துக்கிற மாரி சூழ்நிலை இருக்கும். நீங்க உங்க லைஃப்பில வந்து ஏதாவது லக்கேஜ வந்து தொலைச்சு, அதுக்கப்புறம் வந்து அது கிடைச்சு இந்த மாரி ஏதாவது அனுபவம் இருக்கா?
ம். ம். ம். ம். ம். ஆ இருக்குங்க. அதாவது நான் வந்து, ஒரு சின்ன பிள்ளையா என்னுடைய கல் திருமணத்திற்கு முன்பு, எங்க அம்மாவோட நாங்க வந்து ஒரு அ திருவிழாவுக்கு போயிருந்தோம் கோயிலுக்கு. அப்ப வந்து திருவிழா முடிச்சுட்டு நாங்க நானு எங்க சித்தி, எங்க அம்மா எல்லாரும் என்ன பண்ணோம் அங்கிருந்து ஆட்டோலருந்து போவோம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு வந்து ஆட்டோல தான் போகணுன்றதுனால ஆட்டோல கிளம்பி அ போன்ட்டு என்னுடைய அ பை ஒண்ணு வந்து எடுத்து வச்சுட்டு அதில வந்து. ஆ எ சும்மா ம். என்னுடை அம்மாவுடைய பர்ஸ் இதெல்லாம் இருந்தது உள்ள. அதோடு சேர்த்து அந்த ஆட்டோல வச்சுட்டு நாங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பயணம் பண்ணிட்டு நாங்க போகிற இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு வந்துச்சு, அந்த இடம். எ எறங்கி இருந்ததும் எ அம்மாவும் மறந்துட்டாங்க, எங்க சித்தியும் மறந்துட்டாங்க, நான் வந்து கையில, நானே என்னுடைய இது லக்கேஜ் தான நானே வந்து மறந்துட்டேன்னு கூட சொல்லலாம். <chuckles> மறந்துட்டு அது என்னன்னா அது ஆட்டோடயே போயிருச்சு அப்டி ஆட்டோல. ஆட்டோல போகவும் எங்களுக்கு ஆட்டோவுடைய எண் தெரியாது. ஆட்டோடைய இது எதுவுமே எங்களுக்கு தெரியாதா அப்ப, போய் கொஞ்ச நேரம் என்ன என் கையில ஏதோ இல்லாத மாதிரி இருக்கே! அப்டின்னு யோசிக்கவும் பார்த்தா, நான் தொலைச்சிருந்துருக்கேன் போல.
சரிங்க. சரிங்க. அவ் ம் <laughs> ஆ. ஆனா, உங்களுக்கு அப்ப வரைக்கும் தெரியலைங்களா? நம்ம ஒண்ணு கையில ஒண்ணு வச்சிருந்தோமே அந்த பேக் இல்லையேன்னு?
ஆஹ! ஏன்னா எனக்கு வந்து ஆட்டோல அவுங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க மும்முரமா, அப்ப நானும் வந்து தொடர்ந்து அவுங்க கூட பேசிக்கிட்ருந்த ஒரு காரணத்தில, பேச்சு பேச்சு குடுத்துக்கிட்டே எறங்கிட்டு, கைல வந்து அந்த இத காச குடுத்துட்டு ஏன்னா, அது வந்து ஒரு ஒரு ஷோல்டர் பேக் தான். லக்கேஜ் னா ஒரு பெரிய அளவு கிடையாது. அந்த சூக்கேஸ் அந்த மாரி இல்ல. ஒரு குறிப்பிட்ட இது தான் இருக்குற அளவுக்கு ஒரு ஷோல்டர்ல போடுற ஒரு பை மாதிரி தான். அப்படின்றதுனால, நான் அதை வந்து ரொம்ப எனக்கு அது பேச்சு மும்மரத்தில நான் வந்து ஆட்டோல வச்சதே எனக்கு மறந்துருச்சு. அப்புறம் கீழே எறங்கிட்டு அ கொஞ்சம் தூரம் நடக்கவும்தான் "எங்க அது? உன் பை எங்க?" "எங்க எங்க உன் கைல இல்லயா? உன் கைல இல்லயா?" அப்டின்னு சொல்லி கேக்கறேன் கடைசில பாத்தா ஆட்டோல போயிருச்சுங்க 2வது ஆட்டோ நம்பர் தெரியாது. அந்த ஆட்டோக்காரவங்களாவது பாத் ஆனா பின்னாடி இருந்தனால அவரும் கவனிக்கலையா? என்னன்னு தெரியல. கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா பின்னாடிதான நம்ம வச்சுட்டு போயிருந்துருக்கோம். அதனா
சரிங்க. <chuckles> ஆ. ஆ, ஆமா நீங்க எறங்கியிருப்பீங்க. அவுங்களும் வந்து மூவ் ஆன் பண்ணி போயிருப்பாங்க. அந்த பேக்க வந்து கவனிச்சிருக்கதுக்கான வாய்ப்பு இல்ல, இல்லையா?
ஆமா. அ நாங்களும் கொஞ்சம் நேரம் அங்க நின்னு பாத்தோம். "ஒரு வேள வருவார் வந்து குடுத்துட்டு போவாரு" அப்படின்னு சொல்லிட்டு பாத்தா, அவரு பாத்தாரா? இல்லன்னா, பா அது நமக்கு, அங்க என்ன நடந்ததுன்னு கடைசி வரைக்கும் எனக்கு வந்து அது தெரியாமயே போயிருச்சு. அ அதுக்கப்புறம் வந்து, ரொம்ப வீட்ல வந்து "உன்கிட்ட ஒண்ணு குடுக்க கூடாது" அப்படின்னு கொஞ்சம் திட்ட ஆரம்ப்ச்சுட்டாங்க. "இவ்வளோ ஒரு கவனக்குறைவா நீ இருப்ப, வப்பே" அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாங்களா, அதுலருந்து எனக்கு அது ஒரு இது மாரி ஆயிடுச்சு. நம்ம எங்க போனாலும் கையில வந்து, ம் எங்கயாவது எறங்கயில, 100 தடவ ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட என்னா பண்ணுவேன்னா, அ எதாவது கையில சேத்து கொண்டு போயிருந்தேன்னா அங்க சாப்ட்டுட்டு 100 தடவ கீழே அங்க எனக்கு அது ஒரு பழக்கமாவே ஆமா. அந்த பழக்கம் வந்து ம்,
<laughs> ஆ ஏதாவது இருக்கா? <laughs> புரியுதுங்க. இப்போ நீங்க இந்த பேக்க வந்து மிஸ் பண்ணதா சொன்னீங்கல்லையா, அதுக்கப்புறம் அது கெடச்சதுங்களா?
இல்லங்க. ஏன்னா, எனக்கு அவங்களுடைய அ தொலைத்தொடர்பு பத்தி தெரியாது. அவங்களுக்கும் எங்கள பத்தி தெரியாது. அது ஒரு வேற ஊரு அப்பிடீன்றனால, எ எதுவுமே தெரியாம போயிருச்சு. எந்த ஒரு அடையாளமுமே, அ இப்ப ஆட்டோக்காரங்க நம்பர் இருந்தாலும் பரவால்ல. இல்லனா அவங்களுடைய பின்னாடி அந்த நம்பரு, பார்த்துருந்தாலும் பரவால்ல. எதுவுமே கிடையாதுன்றனால, அது அப்படியே போயிடுச்சு, தொலைஞ்சது தொலைஞ்ச மாரி. ஏன்னா அவரும், அ அவங்களும் எப்ப போய் பார்த்தாங்களா? அ க பின்னாடி திரும்பி பார்த்தாங்களா? ஒரு வேள பார்த்துட்டும், தெரிஞ்சுட்டு சில பேரு விட்டுருவாங்களே? அந்த மாரி இருந்தாரா? என்னன்னே நமக்கு வந்து அது கடைசி, ஒண்ணுமே தெரியாத மாரி ஆயிடுச்சு. அதுலருந்து எனக்கு வந்து, அந்த சின்ன பிள்ளைல, அந்த நடந்த அனுபவத்துலருந்து, அந்நேரம் நான் ஒரு 10த் அப்பிடி படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து, எனக்கு ஒவ்வொரு இப்ப கல் திருமணமாயி பல வருடம் ஆனாலுமே, எனக்கு அந்த ஒ அந்த ஒரு இந்த சம்பவம் நிகழ்ந்ததுலருந்து, அ நான் வந்து ரொம்ப வந்து ப ரொம்ப க அ கவனமா இருப்பேன் இறங்குனாலும் சரி, கைல என்னருந்துச்சு? யாரு கைல? எனக்கு மட்டும் இல்லாம, என் கூட வந்தவங்களையுமே நான் பாக்கல்லாம் ஆரம்பிச்சுட்டேன். அ, அ.
புரியுது. புரியுதுங்க. சரிங்க. <chuckles> புரியுது, புரியுது. அதாவது அந்த ஒரு சம்பவம் வந்து உங்க லைஃப்புல வந்து, அதுக்கப்புறம் இந்த மாரி நடக்கக்கூடாதுன்னு, நீங்க ரொம்ப வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துருக்கீங்க, இல்லையா? எந்த மாதிரியெல்லாம் வந்து, நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பீங்க, அந்த லக்கேஜு க்கு. இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, எப்பிடி அத வந்து இம்பார்ட்டன்ஸா வச்சு பண்ணுவீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்?
ம். ம். ம். இப்ப நான் வந்து ஏதாவது திருமண நிகழ்வுக்கு எங்கயாவது வெளிய போகணும் அப்படிங்கும்போது, "இந்த சாவி அ இந்த மாரி இருக்கிற ஒரு லக்கேஜ் நம்ம எடுத்துட்டு போகணும்." அப்படீன்னு சொல்லிட்டு மொத நான் ரொம்ப நெனைப்பேன். அதுக்கப்பறம் வந்து, "அந்த லக்கேஜ் வந்து அ இதில வந்து, முக்கியமான பொருள் இருக்குன்னா முக்கியமான பொருள் இருக்குனா, அதை எப்படி நம்ம நம்ம கையிலயே வச்சுக்கணும். வேற யார் கையிலேயும் நம்ம கொடுத்துற கூடாது." அ மத்த மத்தவளோ மத்த பேக்லலாம், அந்த துணிமணிகள் அதெல்லாம் இருக்கும். அதை வந்து ஒரு 2ஆந்தரமா நான் நெனைச்சுக்குவேன். "அதை வந்து பிள்ளைங்க கையில இது லேசா இருக்கும், இதை வந்து இவங்கள்ட்ட குடுக்கலாம். இந்த இது மட்டும் ஒரு நம்ம விலை உயர்ந்த பொருட்கள், நகைகள் அப்படி இருக்குங்கும்போது, அத கரெக்ட்டா லாக் பண்ணி இதை மட்டும் எப்பயுமே நம்ம வச்சுக்கணும். இல்லைன்னா, நம்ம வீட்டுக்காரர்கிட்ட குடுக்கணும். இதை வந்து, அத தவிர்த்துட்டு வேற யார் கைக்கும் போயிரக்கூடாது." அப்படீன்றதுல ரொம்ப நான் கவனமா இருப்பேன். அ
ம். ரொம்ப கவனமா இருப்பீங்க. ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க. நான் கூட அப்படிதான். அ முக்கியமான விஷயங்கள் இருக்க பேக வந்து என் கையிலே எப்பவுமே வச்சுப்பேன். <chuckles> யார்ட்டயுமே குடுக்க மாட்டேன். என் கணவர்ட்ட கூட நான் குடுக்க மாட்டேன். ஏன்னா, நம்மள மாரி வந்து ரொம்ப சேஃபா அவுங்க வச்சுக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பயம். "எங்கேயாவது போய் வச்சுட்டு, அவரு பாட்டு ரெஸ்ட் ரூம் போய்ட்டா என்ன பண்ணுறது?" <chuckles> அப்படின்லாம் எனக்கு நெறைய பயம் இருக்கும். நீங்களும் அந்த மாரி தான் இருந்துருக்கீங்கன்னு நெனைக்கிறேன்.
ம். ம். ம். ம். ஆமா. கண்டிப்பாங்க. ஏன்னா, அவுங்க அசால்டா எனக்கு தெரியாதுல அப்டின்னு சொல்ட்டாங்கன்னா, அது முடிஞ்சிருச்சு அதுனால நம்ம நமக்கு இருக்குற ஒரு கவனம் வந்து, வேற யாருக்கும் இருக்குமான்னு, நமக்கு சந்தேகமா இருக்கனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பொருட்கள வந்து, நம்ம தான் கையில வச்சுக்கணும். அப்டின்றதுல வந்து ரொம்ப வந்து நான் முனைப்போட இருப்பேன். ஆனா நான் சின்ன பிள்ளைக்கப்புறம், ஒரு தடவ கல்லூரி படிக்கும்போதும் வந்து, நான் ஒரு என்னோடய ஃபோன தொலைச்சேன். <chuckles> அ நான் அவ்ளோ தூரம் அ கவனமா இருந்தும் எனக்கு என்னாகுதுனா, நான் கல்லூரி படிக்கையில அப்பதான் அ அந்த ஃபோனே வந்து ரொம்ப அ வரல. அந்த டைம் தான் கொஞ்சம் அந்த Nokiaல வந்து ஒரு இதுக்கு கொண்டு வந்தாங்க. அ என் 73 சொல்ட்டு அப்ப தான் அந்த ஃபோன்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. செகண்ல செகண்ட் ஹேண்டுல வாங்குனது. அது நான் ஒரு ப்ராஜெக்டு க்காக நானு வெளிய வந்து போயிருந்தேன். அதுவுமே ஆட்டோ தான். மொதல் தடவை இது பண்ணது ஆமாங்க.
கண்டிப்பா <chuckles> ஓ சரிங்க. உங்களுக்கும் ஆட்டோக்கும், ஏதோ பூர்வ ஜென்மம் ப இது இருக்குது போல இல்லயா? ஆட்டோலயே போய் போய் தொலச்சிட்டு இருக்கீங்க. இந்த வாட்டி எப்டி அத மிஸ் பண்ணீங்க?
இந்தடவ ஆ அ அதாவது அந்த ஷோல்டர் பை தான் நான் போட்ருந்தேன் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு. அதுக்குள்ள தான் வந்து நான் எப்பயுமே என்னுடைய ஃபோன வச்சிருப்பேன். ஆனா அந்நேரம் நான் கையில எதுக்கோ எடுத்து முடிச்சுட்டு, அந்த பையில போட்டு அந்த முந்தில ஒரு ஜோல்னா பைன்னு சொல்லுவாங்க இல்லயா? ஒரு சின்னதா தான் இருக்கும். ஆனா சோல்டர் பெருசா அந்த இதுல வந்து அது ஜிப்பு போட்டாலும் ஒரு சைடுல வந்து, கொஞ்சம் தொறந்த மாதிரி தன்மையோட இருக்கும் போல, எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கு. அது நான் அந்த இதுக்குள்ள போட்டுட்டு நான் உக்காந்து ஆட்டோல உக்காந்துட்டு, எறங்கேல என்ன ஆயிருக்குன்னா. அந்த பை அ இப்டி சாஞ்சிருக்கு போல. அந்த சாய்ஞ்சதுல அந்த எடை அந்த எடையில இருந்த ஒரு <laughs> ஓட்ட வழியா அந்த ஃபோன் வந்து விழுந்திருக்கு. அந்த ஆட்டோலயே. விழுந்தது, ஒ ஒடனே ம்.
ஆமாமாங்க. ஓ! சரி. ஓ! ஆ அதாவது நம்ம ஜிப்புக்கு க் அடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒ ஓட்ட மாரி இருக்கும். நமது ஜிப்போட எ எண்டிங்க் ல இல்லயா? அ அதுலருந்து கீழே விழுந்திருக்கு. நீங்க அத கவனிக்கல இல்லயா?
ஆமா ஆ ஒ ஒரு இடைவெளி மாரி. ம். அதேதான் <chuckles> ஆமா நான் அது கவனிக்கல. ஏன்னா அந்த ஆட்டோல எறங்கேல, அந்த பை வந்து இப்டி சாய்ஞ்ச கேப்ல, உள்ளுக்குள்ள அந்த ஆட்டோக்கு அடியில, சீட்டுக்கு அடியில போய் விழுந்துருச்சு போல அத நான் வந்து எறங்குன ஒரு இதுல வந்து எனக்கு அந்த சவுண்டும் எனக்கு கேக்கல. அந்த டொப்புன்னு விழுந்த சவுண்ட் கூட கேக்கல. விழுந்த செகண்ட்ல அது உள்ள போயிருச்சுனால எனக்கு தெரியலையான்னு தெரியல. அப்டியே எறங்கி வந்துட்டேன். வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு, என்ன கானோம் அப்டின்ட்டு, ஒடனே எடுத்து என் நம்பருக்கு ஃபோன் பண்றேன். அ அத எடுத்துட்டாங்க போல யாரோ எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வேற வச்சுட்டாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அவுங்களே வச்சுக்கிட்டாங்க போல. கடைசி வரைக்கும் அது எனக்கு
சரிங்க. அச்சச்சோ! நீங்க கம்ப்ளெயிண்ட் எதும் குடுத்தீங்ளா?
ஆ. அந்நேரம் அது என்னங் அப்ப அது வந்து செகண்ட் ஹேண்ட் தான். அந்த என் 73ன்னு சொல்ட்டு Nokiaல அப்பதான் அந்த கொஞ்சம், அந்த டெவலப் ஆகுற ஸ்டேஜ். அந்த ஃபோன்லாம் கொஞ்சம் ஆண்ட்ராய்டு வரதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ் லாம். அப்போ அது செகண்ட் ஹேண்ட் லாம் அதுவும் ஒரு பொருள் தான். இப்ப வீட்ல போய் எங்க அப்பாட்ட சொன்னாலும். எனக்கு சொல்லிதான் ஆகணும். சொன்னேன் கடைசியில. அ அவங்க வந்து கம்ப்ளைண்ட்லாம் குடுக்கல. ஃபோன் மட்டும் யார் மூலியமா என்னமோ போட்டு, போட்டு என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம். ஆனா, அது வந்து எடுக்கிற மாரி இல்ல. ஏனா, ஐஎம்இ நம்பர்லாம் முந்தியெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் நான் எதுவுமே வந்து நோட் பண்ணி வைக்கல. வெறும் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு மட்டும், நான் திரும்ப, திரும்ப, திரும்ப, திரும்ப எத்தன தடவ கால் பண்ணாலும், எல்லார்கிட்டயும் நாங்க என்னென்னமோ கேட்டு பார்த்தோம். அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அப்டின்னு சொல்ட்டாங்க. அப்புறம் அது, அது ஒரு 2வது. இதுலனாலேயே எங்க வீட்ல வந்து ரொம்ப என்ட்ட வந்து அடிக்கடி எல்லாமே சொல்லுவாங்க. லக்கேஜை மட்டும் எப்பயுமே பத்திரமா வச்சுடு. எங்க போனாலும் நீ வந்து ரொம்ப கவனக்குறைவா இருக்குன்றனால, எனக்கு அந்த ஒரு பழக்கமாவே இப்போ எங்க போனாலுமே, அ கைய பார்க்கறது. ஃபோன ரொம்ப நிதானமா கையில இருக்கான்னு பார்த்துக்கறது. <laughs>
ஆமாங்க. ம். இருக்குதா? கையில இருக்கா? எல்லா பொருளும் இருக்கான்னு பார்த்துகிட்டே இருக்கிற பழக்கம் உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கு அப்புறம். ஆ. புரியுது புரியுதுங்க. வேற ஏதாவது சொல்லுங்க.
ஆமா. ஆ. அந்த பழக்கம் அப்டியே வந்துருச்சு. ஏனா, லக்கேஜ் ன்றது ம். ம். ஏ ஏனா லக்கேஜில வந்து நம்ம முக்கியமான பொருள்லாம் வச்சுருப்போம் இல்லையா? இது இதுவாது சின்ன பொருட்கள்னா கூட நம்ம தொலைஞ்ச இந்த விலை உயர்ந்த பொருட்கள், நகை இந்த மாரிலாம் வரும்போது ரொம்ப நம்ம வந்து அந்த லக்கேஜ வந்து கேர்ஃபுல்லா வச்சுக்கணுன்றதுலாம் இருக்கு இல்லையா?
ஆமா, கண்டிப்பாங்க. இப்ப ஒரு நம்ம ஃபங்ஷனுக்கே போறோம் அப்டின்னா வெளியூர்லாம் போறோம், ஃபங்ஷனுக்கு போறோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்ம ஜூவல்ஸ வந்து கேரி பண்ணிட்டு போவோம். அப்ப அந்த பேக்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வைச்சிருக்கணும் இல்லைங்களா?
ம். ஆமாங்க. ஏனா, அது விலை உயர்ந்த அதெல்லாம் நமக்கு போச்சுனா திரும்பலாம் வந்து நம்ம சம்பாரிக்க முடியுமா? எனா அதனால, இப்ப நான் ஆனா 1 கையான்றுக்க, ஒரு ஒரு வேள திரு திருவிழா, வெளியில விசேஷம், வெளியூர் விசேஷம் அப்டின்னா பயணத்தின்போது, ம். அந்த இத கூடுதல் விலை உயர்ந்ததெல்லாம் தவிர்த்திறது. இப்பதான் அழகழகா செட்டா அந்த விக்கிறாங்க இல்லையா? 1000ரூவாக்குகெல்லாம் ஜூவல்ஸு அந்த மாதிரிலாம். அந்த இது அழகழகா. அதனால அந்த மாதிரி அதில போயிறது. இப்ப அத வாங்கி வச்சுட்டா அ லக்கேஜை வந்து கேர்ஃபுல்லா வச்சுருப்போம் இருந்தாலும், நமக்கு ரொம்ப அந்த ஒரு இது இருக்காது இல்லையா? அச்சச்சோ! அதில அது இருக்கு, இது இருக்கு நம்ம பயணம் பண்ணும்போது தொலைஞ்சிருமோ! அப்டின்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப நமக்கு இருக்காது இல்லையா? பயந்துக்கிட்டே. ம்.
ஆ. கண்டிப்பாங்க. ஏனா, இப்ப வந்து ஜூவல்ஸ் இருக்க விலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பவுன் 1,00,000 ரூவா அப்டிங்கும்போது, ஒரு 2 பவுன் 3 பவுன் தொலைச்சாவே லட்சக்கணக்கில நம்ம ரொம்ப லாஸ் ஆயுருவோம் அப்டிங்கும்போது, உண்மையாவே இப்ப நிறைய பேர் இந்த வழிதாங்க சூஸ் பண்ணிட்டாங்க. சரி, பேசாம செட்டு நகை வாங்கி வச்சுக்கலாம் எங்கே போனாலும், வந்தாலும் போட்டுக்கலாம். நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டும் அ நம்ம கோல்டு போட்டுக்கலாம்ன்ற அளவுக்கு வந்து மாறிட்டு இருக்கு. காலங்கள் மாறிட்டு இருக்கு. நம்மளும் மாற வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம் இல்லைங்களா?
ஆமா. <laughs> அப்றம்ங்க. ம். ம். ம். கண்டிப்பாங்க. ஏனா அது வந்து ரொம்ப முக்கியமானதுன்னா நம்ம வந்து அப்டி எளிதில வந்து நம்ம கவனக்குறைவா இருந்துட்டு, நாளைக்கு அது போயிடுச்சன்ற நா வரப்போறது கிடையாது. கண்டிப்பா அந்த விஷயங்கள்ல இந்த இப்ப பாருங்க, எனக்கு அந்த பேக் தொலைஞ்சிச்சு, அந்த ஆட்டோக்காரங்க வந்து குடுக்கல. 2வது தடவை அந்த ஃபோன் தொலைஞ்சது யாரும் வந்து குடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்ல. எல்லாருமே எல்லாரும் நல்லவங்க, அப்டின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? போன பொருள் போனதுதான், கிடைக்காது. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்குமே ரொம்ப பத்திரமா வந்து லக்கேஜ் வச்சுக்கணுன்னே நான் நினைக்கிறேன்.
ஆ. வேற ம். கண்டிப்பாங்க. ஆ ரொம்ப சரியா சொன்னீங்க. ஏன்னா, எடுத்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கனா கொண்டு வந்து குடுக்கணும்ன்ற ஒரு மைண்ட் தாட் லயே இல்ல. உங்க பொருள்ள எடுத்தவங்க எல்லாருமே. ஆ எல்லாத்தையுமே நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா சில பேரும் இப்டித்தான் இருக்க வி இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாரி சூழ்நிலையில நம்ம தான் நம்முடைய லக்கேஜ்ஜ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வைச்சிருக்கனும். அதாவது, நீங்க பேசும்போது சொன்னீங்க. அ சிறு வயதில வந்துட்டு நான் வந்து ஒ ஒரு பொருள வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனால வந்து நான் அதுக்கப்புறம் எங்க போனாலுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னுடைய மொபைல் கூட இப்டி தான் மிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனா, அதுக்கு அப்புறம் நீங்க அத திருத்தீட்டு, இப்ப வரைக்கும் உங்களுக்கு திருமணமாகி இப்ப வரைக்கும் வந்து பார்த்தீங்கனா, நீங்க அந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா எங்க போனாலும் நம்ம கையில பேக் இருக்காணு பார்த்துக்கிட்டே இருக்கணும். 1க்கு 100 வாட்டியாவது பார்க்கணும் அப்டிங்கிற மாரி சொன்னீங்க. அ நிறைய நீங்க எங்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களோட பேசுனதில எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.
ம். ம். ம். கண்டிப்பாங்க. ம். <chuckles> ம். ம். ம். கண்டிப்பாங்க. ம். உங்க கூட பேசுனதும் ரொம்ப சந்தோஷம்! ஏனா, நீங்க பின்தொடர்ந்துட்டு நல்லா அ கவனிச்சு கேட்டீங்க. உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம்! மிக்க நன்றிங்க.
நன்றிங்க.